மழையில மேக்சிமம், இந்த உணவு அந்த மாரி விஷயங்கள் போயிட்டா. நான் ஒரு சில டைம் என்ன பண்ணுவேன்னா? ஆ, அந்த ஃப்ரென்ச் பிரைஸ் அப்டிங்கற மாரி விஷயம். மோமோஸ் ஒரு டைம் செஞ்சங்க. இந்த மழை டைம்ல. இப்ப தான் நியாபகம் வருது, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த மழை டைம்ல அ. ஐயோ! ஆமாங்க, இந்த மாவு வந்து தேக்கறதுக்கு மட்டும் தான், எனக்கு அந்தப் பக்குவம். வந்தத் தேச்சு குடுக்குறதுக்கு மட்டும் எனக்கு யாராச்சும் வேணும். மத்தபடி ஸ்டப்பிங்ஸ் ஆகட்டும். அதுக்குவான சட்னி ஆகட்டும். அந்த விஷயங்கள்லாம் நான் சூப்பரா செய்வேன். ஒரு நாள் எத்தனயோ மோமோஸ் செஞ்சேங்க. ஒரு 60வது, 70வது மோமோஸ் செஞ்சுருப்பேன்னு நெனைக்கிறேன். ஏன்னா எங்க ஃபம்லி எல்லாம் வந்துருந்தாங்க. எல்லாருக்கும் அவ்ளோ புடிச்சுருச்சு. சய் "எப்டி நீ இவ்ளோ செஞ்ச? உனக்கு இவ்ளோ திறம இருக்கா?" என்னடா இவ்ளோ பாராட்டறாங்க. இது வெறும் மொ அது ஒண்ணும் இல்லங்க. என்ன பண்ணுவோம்? இந்த மோமோஸ்ல, அந்தக் கறி பச்சக்கறி அப்டியே இந்தக் கொத்துமல்லி, இந்த மசால்லாம் போட்டு அடிச்சிட்டு, குக்கர்ல அப்டியே வேகவிடற விஷயம் தான். அது வந்து இசியா இருக்கு. ஆனா அது எவ்ளோ காசு குடுத்து சாப்பிடுவோம் நாம்ம. 4,5 மோமோஸ்யே கிட்டத்தட்ட ரூ. 20, மு 50 இப்ப வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன்.
ம்ஹ்ம். நானும் செய்வேன். ஆனா அது எவ்ளோ வேல. அத முதல்ல வதக்கணும். பரவல் <chuckles> ஆமா. ஆனா, வீட்ல செய்யறப்ப என்ன பிரச்சனன்னா, அத்தன பேத்துக்கு நம்ம தேய்க்க முடியாது. அதான் பிரச்சன. தேச்சு, தேச்சு, தேச்சு, தேச்சு போடுறதுதான் வந்துட்டு பிரச்சன.
அ, அது ஒண்ணு தாங்க பிரச்சன. அது எங்க அண்ணா, அண்ணிலாம் வந்திருந்தப்ப அவங்களையே உக்காந்து தேய்க்க சொல்லிட்டேன். தேச்சு குடுத்தா போடுறேன் அப்டின்னு சொல்லிட்டு.
தேய்ச்சு, அத அந்த ஷேப்புக்கு மடிச்சு, வெச்சு, வேக வெச்சு, அது மட்டும்தான் பிரச்சன. அந்த ஸ்டப்பிங் நீங்க சொல்லுங்க.
அது என்ன பண்ணிட்டோம்னா, ஒரு மாரி எல்லாரும் பெருசு பெருசா தேச்சுருவாங்க. அது வந்து ஒரு கிலாஸ்சோ, அந்த மாரி குண்டாவோ, வெச்சு டக்கு டக்குன்னு அமுத்தி அந்த பிஸ்ஸு அந்த ஷேப் நான் எடுத்துருவேன்.